ஏன்னா அது வந்து சின்ன தொழில்கள்ள அழிச்சுருது இல்லையா?
சின்ன தொழில்கள் அழிச்சிருது. இதுல வேலை செய்றவங்களுக்கு நாளை பின்ன புரமோஷன் இருக்கா? அவங்க என்ன போய் பண்ணுவாங்க? என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றாங்க? ஒண்ணும்மே கெடையாது. அவசரத்துக்கு பறந்துட்டு வர்றப்ப விபத்துக்கள் ஏற்படுர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த டி டிஜிட்டல் அந்த டிஜிட்டல்ல இப்ப அதுவும் இல்லாம இந்த சோம்பேறித்தனம் இந்த எந்திரிச்சு போய் நடக்கணுங்கிறது தோணாது. எறங்கி போய் ஒரு டீ சாப்பிடுற பழக்கமே கிடையாது. எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் இந்த அ ஐடிசி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல வொர்க் பண்றவங்க, காஃபி டீய வந்து இறங்கி போய் குடிக்காம ஆர்டர் போட்டு குடிக்கிறாங்க.
ம்ஹ்ம் ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம் ம். ம். அது ரொம்ப அபத்தமான விஷயம் இல்லையா?
எதனால? ரொம்ப, ரொம்ப கொடூரமான விஷயம். அதுக்கு அவுங்க வாங்கப்படுற விலை பார்த்தீங்கன்னா ரூ. 20 ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட்ட வாங்கிட்டு வந்தா 4 பேர் குடிக்கலாங்கிறது போயி, ஒரு காஃபிங்கிறது 120, 140 அப்படிங்கிற லெவலுக்கு போயிருச்சுங்க.
ம் ம். ஓ! இந்த டிஜிட்டல் டி டிஜிட்டலோட இந்த அதிக உபயோகம் வந்து பணத்தோட மதிப்ப வந்து யாரும் கவனப் யோ யோசிக்கக்கூட விட்றதில்ல.
எல் ஆமா. ஆமா.